ஆரம்பத்துல நாங்க வந்து எதுவுமே சொல்லிக்கல. அவுங்களும் எதுவும் சொல்லல. நானும் எதுவும் சொல்லல. அப்புறம் கொஞ்ச நாள்ல நானே ஒரு 2 மாசம் மாதத்துல நான் சொல்லிட்டேங்க. நானும் காதல் பண்ணனும்னு நெனைச்சுல்லாம் பண்ணலைங்க. ஏன்னா எ காதல் பன் பண்ணணும்னு நெனைச்சாலே எங்க அப்பா தான் முன்னாடி ஞாபகத்துக்கு வருவாரு. கையில ஒரு அருவால வச்சு நிக்கிற மாரி. அது அதான். அப்ப நெனைச்சு பயத்துலயே நான் அத ப அத பத்தி யோசிக்கவே கூடாதான்னுதான் இருந்தேன். ஆனாலும் எனக்கு என் மைன்ட் செட் அப்டி போயிடுச்சு. இரண்
ஆஹ. ம். ஓஹோ. சரிங்க. ம். சரி, அப்புறம் எப்படி? ம். அருவாள வச்சு நிக்கிற மாதிரியா? அருமைங்க. அ. ஆ. அதான் அதான் புரியுதுங்க. அப்போ நீங்கச் சொன்னப்ப அவங்க ஏத்துக்கிட்டாங்களா?
அவுங்களும் அவுங்க வந்துட்டு அவங்க எடுத்தவுடனே ஏத்துக்கல. அவங்க வீடும் ரொம்ப கண்டிப்பான வீடு தான்.
ம். ஆ அதனாலதான் வந்தது வினை.
<laughs> அதனால 2 பேருக்கும் செரின் செட் ஆயிடுச்சு டக்குன்னு. ஒரு அவுங்களும் ஒரு 15 நாள் ந டைம் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அதுக்கப்புறம் ஒரு அ 7, 8, 8 மாதங்கள் சரியா போயிருக்கும்.
ம். ஆஹ அருமைங்க. ம். சரிங்க.
அந்த நேரத்துல வீட்டுல மாட்டிட்டோம்.
ம். <chuckles> யாரு கண்டுபிடிச்சாங்க மொதல்ல?
அது என்ன ஆயிர்ச்சு. எங்க வீட்டுலதாங்க. நான் வந்து அன்னைக்கி பள்ளிக்கு லீ லீவு போட்டு வீட்டுல இருக்கிறேன். கால் பண்ணு அப்டி சொல்லி சொல்லிருந்தேங்க.
ஆஹ. சரிங்க. ம், ம். சரிங்க.
நானும் வீட்டுல வந்து சொல்லிட்டேன். எனக்கு வந்து நாளைக்கு விடுமுற அப்டின்னு சொல்லி சொல்லிட்டேன். வீட்டுல சரின்னு சொல்லிட்டாங்க.
ஆ. சரிங்க.
அடுத்த நாள் காலையில என்னோட பள்ளி வாகனத்துல இருந்து கூப்புட்டாங்க. "என்ன பஸ்சு உங்க ஸ்டாப்ல நிக்குது. உங்க பையன காணோம்" அப்டி சொல்லிட்டு.
அச்சச்சோ! ம்ஹ்ம், ம்.
அவரு ஒடனே எங்க அப்பாக்கு ஒடனே கோவம் வந்துருச்சு. அடி ஒ தட்டு தட் அடி பயங்கரமா அடி வெளுத்து விட்டு க பள்ளிக்கு அவரே என்னை அவருடைய வாகனத்த கூட்டிட்டு போயிட்டாரு.
<laughs> ஓஹோ! சரிங்க. ம்.
பள்ளி வாகனம் போனா போயிட்டு போது. நான் உன்னக் கூட்டிட்டு போய்ச் சேர்த்துர்றேன் ஆஃபீஸ் போறதுக்கு 2 மணி நேரம் பெர்மிஷன் போட்டு, என்னைப் பள்ளியில கொண்டு போய்ச் சேர்த்துவிட்டு விட்டுட்டு வன்ட்டாரு.
ம். அ அப்புறம் என்ன ஆச்சுங்க? அவெய்ங்க.
இந்தப் பெண் நான் சொன்ன மாரி 10 மணிக்கு எப்பவுமே கால் பண்ணுவாங்க. அதே மாரி கால் பண்ட்டாங்க. எங்க அம்மா எடுத்துட்டாங்க.
அ. ம். அருமை, ஆ. ம். அதாவது நீங்க அந்த நேரத்துல ஏதாவது ஒரு குறுஞ்செய்தி இந்த மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன். நான் போயிட்டு இருக்கேன்னு சொல்லல்லையா நீங்க?
அங்

இல்லல்ல அ அவுங்க எப்படின்னா? எந்த எடத்துல இருந்தாலும்? நீ வந்துட்டு க கரெக்ட்டா இருக்கணும்.
ம்ஹ்ம். <laughs> இதெல்லாம் ரொம்ப ஓவர்னே சொல்லலாம். ஆ சரிங்க.
கண்டிப்பா ஓவர் தாங்க. அது எப்படிங்க முடியும்? ஐயோ கடவுளே! அ, அப்பறம் அப்படித்தான். 2 பேரும் கோ எஜுகேஷன் தான் படிச்சோம். 2 பேரும் ஒரே ஆ பெண்கள், ஆண் பெண், ஆண் எல்லாம் ஒரே இருக்குறமாரி படிச்சோம். ம் அவுங்களும் எ ஆ, ஒரே கிளாஸ் தான்.
அ. சரிங்க. அதான் அதான் புரியுதுங்க. ம். ம்.
அப்படி இருக்கும்போது, நெறையா விஷயங்கள் நடந்துச்சு. நாங்க ஒண்ணா, வ கால் பேசுறது, வெளிய போறது, எல்லா விஷயங்களும் நடந்துச்சு.
ஓஹோ. ம்ஹ்ம். பேசுறது எப்படிங்க? அம்மாவோட, அப்பாவோட மொபைல் பயன்படுத்துவீங்களா? இல்ல!
இது வந்து எங்க வீட்ல தெரியாமே அ, அம்மாவோட மொபைல் பயன்படுத்துவேன். அப்பா வெளிய போயிருவாங்க. அம்மா வீட்டுலதான் இருப்பாங்க. நான் அந்த நேரத்துல, என் ஃபிரண்ட்ஸ்ஸோட பேசுறன். அது இது எதாது சொல்லி ஃபோன் எடுத்துட்டுபோய் எங்கேயாது தனியா போய் உக்காந்து மொட்ட மாடியில உக்காந்து. <tsk>
சரிங்க. <laughs> ஆஹா. சரி சரிங்க.
நமக்கு ரீஸனாங்க இல்ல! பசங்கள்ட பேசுறேன்னு சொல்லிட்டு போய் பேச வேண்டியதுதான். <laughs> ஏதோ கடவுள் புண்ணியத்துல, பசங்ககிட்டயாச்சும் என்னய பேச விட்டாங்க. அதுவரைக்கும் சந்தோஷம். ஆ.
அ, புரியுது புரியுது. அ. பாவங்க நீங்க. அ, ஆனாலும் நீங்க அமைதியா இருந்தீங்களா? 9ஆவதுலயே ஆரம்பிச்சுட்டீங்க. ம் ம்.
<laughs> அது ஏனோ அதாவது ஒரு விஷயத்த செய்யு செய்யு செய்யுன்னு ஃப்ரீயா விட்டா கூட நம்ம ஃப்ரீயா இருந்திருவோம் போல. செய்ய கூடாதுன்னு புடிச்சு வைக்கும்போது, "எப்டியா செஞ்சு பாத்தாவணும்?" அப்படி சொல்லி ஒரு ஒரு க்யூரியாசிட்டி வந்துருதுங்க. ம்ஹும்.
ம் ஆமா ஆமா. <laughs> புரியுது புரியுதுங்க, ஆ. ஏன்னா, இப்ப பழகுன்னு சொல்லிட்டம்ன்னா தோழிகளா பாக்குற ஒரு எண்ணம் வரும் மனசுல. அ. பழக வேண்டான்னு சொல்லிட்டா, அது தோழியா கூட பாக்க முடியாது. நேரா வந்து, "சரி காதல் தான் பண்ணப்போறோம்" அப்படிங்கிற மாரியான எண்ணங்கள் வரத்தான் செய்யும். அது தப்பில்ல! அப்புறம் என்னா பண்றது? உங்க சூழ்நிலை அப்படி. அப்புறம் என்னாச்சுங்க?
கண்டிப்பா கண்டிப்பாங்க. <laughs> ஆமாமா. அது, ஆ ஆரம்ப கட்டத்துல வந்து அதான் நானும் பெண்களோட பேசவே மாட்டேன். பேசாதனால, பெண்களும் பெருசா என்ன கண்டுக்க மாட்டாங்க. பள்ளிப் பருவத்துல, 8ஆம் வகுப்பு வரைக்கும். ஆனா இந்த ஒரு பெண் மட்டும் நான் பேச யார்டயுமே பேச மாட்டேன்னு அவுங்களா எனக்குத் தனியா இம்பார்டண்ஸ் குடுத்து என்ட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறது, எனக்கு புதுசா இருந்ததுங்க.
அ. ஆமா ஆமா. ஆஹா, சரிங்க. ஆஹா. அ, சேரி சேரிங்க.

ஆ அது மாட்டி, அது பெரிய பிரச்சனையாகி. எங்க அப்பா, அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயி
ம். அச்சச்சோ. ம்.
அது பெரிய பஞ்சாயத்தாயிடுச்சு. நான் வந்து ஆரம்பத்துல வந்து நானு நண்ப அ தோழி அப்டிதான் சொல்லிட்டேங்க.
ஆ. சரிங்க.
தோழினு சொன்னதுக்கே அவ்வளவு பிரச்சன பண்ணாங்க. ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் எதுக்கு அ நட்பு வேணும்?
ஓஹோ! ம்ஹ்ம்.
ஏன் ஒனக்கு பசங்க யாருமே நண் நண்பர்கள் இல்லையா? ஒனக்கு ஏதாவது டவுட்ன்னா பசங்கள்ட்ட போய் கேளு. ஏன் பொண்ணுங்கள்ட்ட தான் கேக்கணுமா? அத்து இதுன்னு அவ்ளோ பிரச்சன பண்ணாரு எங்க அப்பா.
<laughs> அதான். ம். அடடா! அப்ப நீங்க வந்து உண்மைய சொல்லல. தோழின்னு மட்டும் தான் சொல்லிருக்கீறிங்க. அஹா.
அப்ப நான் உண்மைய சொல்லிட்டேன். ஆமாங்க. அப்பயும் நான் உண்மையை சொல்லங்க. அதுக்கப்புறம்தான் தோணுச்சு, இது எப்புடியும் பின்னாடி ஒரு நாள் வீட்ல தெரியதான் போது.
ம். ஆமா. கண்டிப்பா. ம்.
நம்ம கல்யா நான் வந்து ஒருவேள வேற ஏதாவது பொண்ண கல்யாணம் பண்ணும்னு சொன்னா, நாம எப்படி ஏத்துக்க முடியும்? இப்ப இந்தே சொல்லி வச்சிருவோம். ஆகற ஆல்ரெடி பிரச்சனையாயிடுச்சு. அடி வாங்கிட்டோம். வாங்கறதே வாங்கனம். உன்ன ஒரு 4 அடி சேத்து வாங்கிறலாம் காதல் பன்றன்னு சொல்லிட்டு. ஆனா தைரியம் வரலங்க. <tsk> என்னதான் இருந்தாலும் அ அடினாலும் வலிக்கத்தானங்க செய்யும். 4 அடி சேத்து வாங்கனா அதுக்கு மேல வலி இருக்கும் இல்லைங்களா? அ. அதுன
ஆ. முடியாது. அ. <chuckles> அ. <chuckles> அ. ம். அச்சச்சோ! இருந்தாலும் அ சொல்லி வைக்கணும். ஏன்னா வந்து அ இவங்க தான் வாழ்க்கை அப்டின்னு முடிவு பண்ணியாச்சு அப்படிங்கறனால சொல்லறக்கு ஆயத்தமாயிட்டீங்க. ம்.
ஆமாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு பிரச்சன என்னன்னா, அவங்க அவங்க அந்தப் பொண்ணு வீட்லீயும் ரொம்ப கண்டிப்புங்க. நான் அடி வாங்குறது கூடப் பரவாயில்ல. என்னால அவங்களும் சேந்து அடி வாங்கற மாரி ஆகிரும். ந நான்
ஆ. சொன்னீங்க. ம். ம். ஆமாங்க. அ. ஏன்னா நீங்க இப்போ தோழின்னு சொன்னதுக்கு அப்பா வந்து அங்க போய் அங்கேயும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. பொண்ணு வீட்டிலேயுமே. ம்.
ஆமா. அங்க போய் இப்படி உங்க பொண்ணு கால் ப பெருசா ஒண்ணும் அவங்கள்ட்ட போய் ரொம்ப திட்டுற மாரி, சண்ட போடற மாரி பேசல. அவங்கள்ட்ட வந்து இப்படி உங்கப்
ஆ. கண்டிச்சு வைன்னு சொல்லிட்டு வந்து இருப்பாரு. ம்.
இல்ல, இல்ல. இப்டி உங்க பொண்ணு இப்டி எனக்கு கால் பண்ணிருக்காங்க. இனிமே கால் பண்ண வேணாம். அவ எங்க அப்பா வந்து எங்ககிட்ட ரொம்ப கோவப்படுவார். மத்தவங்கள்ட்ட கொஞ்சம் நல்லா டீசண்ட்டா பிஹேவ் பண்ணிக்குவாரு.
ம்ஹ்ம். ஆஹா. புரியுது, புரியுது. ம். வெளிய வந்து நல்ல பையங்கரமாரி காட்டிக்குவாரு. ம்.
ம்.